ஆமா. இப்போ பார்த்தீங்கன்னா, மென்பொருள் நிறுவனத்தில வேல பார்க்கிறேன்னா வாய மூடிறாங்க. அவ்வளோதான் அதில என்ன பார்க்கிறாங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஆ.
<chuckles> ஆமா. அந்த துறையில வேலைக்கிறவங்க தான் இப்ப அதிகமா வருமானம் ஈட்டுறாங்க. காரணம் என்னன்னா, நெறையா அ அந்த வணிக வணிக சார்ந்த அ விஷயங்கள குறைவா தெரிந்தவர்களுக்கு வந்து அது ஒரு ஆச்சரியமா இருக்கும். அ உதாரணத்துக்கு சொல்லணும்னா அதில எடுக் இ இந்தியா என்ன இந்தியால என்ன பண்ணுறாங்கன்னா, மென்பொருள் துறை எல்லாமே வந்து அ அந்நிய நாடுகளான அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற நாடுகள்ல இருந்து, இவங்க வந்து செஞ்சு ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து செஞ்சு குடுக்குறாங்க.
ம். ம். ம். ம். ம் ம். ம். ம். ம். ம். ம். ஆமாமா, ஆ.
அவங்க வந்து அங்க உள்ள தொழிலாளிய உபயோகப்படுத்தி அங்க செலவு செலவு பண்ணாங்கன்னா, உதாரணத்துக்கு $100,000 டாலர் ஆகக்கூடிய வேலை இங்கே $3,000 டாலர்ல முடிஞ்சுருது.
ம். ம். ஆமாமா. அது வந்து நமக்கு இங்கேயே $ 3000 டாலர்ங்குறது பெரிய மதிப்பு. ஆ.
ஆமா, அதுபோக நமக்கு இங்கே உள்ளவங்களுக்கு வந்து, அந்த ஒரு ரூ.80,000 ரூ.100000 பெரிய வருமானம். ஏன்னா, இந்தியாவோட வருமான நிலை அவ்வளோ தானே இருக்குது. அதனால இது தெரியாதவங்களுக்கு வந்து அந்த வ அந்த துறையை பார்த்தா ஒரு ஆச்சரியமான துறை மாரி தெரியுது. ஆனா, உண்மை நிலவரம் இதுதான்.
ம். ம். ஆ, அதுதான். ஆமாமா, அத ம். ம் ம். ஆமா, அப்ப இதுவே எல்லாரும் போகணுன்னா மீதி வேலையெல்லாம் யாரு பார்ப்பாங்கன்னு நெனைக்கிறீங்க?
ஆமா, அதுதான். ஆ அதனால தான் வந்து இது இதுக்கு வந்து அரசாங்கம் ஒரு பொறுப்பேற்கணும். உதாரணத்துக்கு வந்து, அவங்க நெறைய நிறுவனங்கள வந்து கொ அ கொண்டு வரணும். அதுபோக சுய இந்த சுய உ சுய திருப்தி அடையிற ஒ ஒரு வய அ எக்கனாமியா இந்தியா உருவாகணும். அதன் மூலம் தான் எப்டி சைனா இருக்குதோ
ம். ம் ம். ம். ம். ம். ம், ம், வெ ஒ! இப்ப அதாவது ஆ ஆ அந்த மாரி அதாவது வெளிநாடுல வந்து இருக்கிறவங்க நமக்கு வேல குடுக்காம நம்மளே அந்த தொழில் நிறுவனத்த தொடங்கறதுக்கு அ வற்புறுத்தணும் எல்லாரையும் சொல்றீங்க?
அந்த மாரி

ம் நம்ம கல்லூரிக்கெல்லாம் பிறகு வந்து வேலைக்கு போக வேண்டிய அவசியம் வருது. சில பேர் வந்து தொழில் தொடங்குறாங்க. சில பேர் வந்து வேலைக்கு போறாங்க. அந்த மாரி இருக்கும்போது, அ நீங்க ஒரு எடத்துல வேல பாக்குறீங்க அப்டிங்கிறது, நம்மள சுற்றி உள்ளவங்க எப்படி வந்து அத பாக்குறாங்க? அதனால உங்களுக்கு ஏதாவது மன அழுத்தம் ஏற்படுதா?
ஆ வே எ எல்லாராலயும் தொ முதலாளி ஆகிறதுக்கு, வாய்ப்புகள் இருக்குங்கிறது ரொம்ப குறைவு. ஆனா ஊழியர்ங்கிறது வந்து, நம்ம வேல பாக்குறோம். அப்டிங்கிறது வந்து, என்ன வேல பாக்குறோங்கிறத வந்து இந்த சமூகத்தில இருக்குறவங்க வந்து நிறையா அத மேற்கோள் காட்டி, ஒருத்தவங்கள பத்தி தி யோவ் யோசிக்கிறாங்க. இவுங்க இப்படி அப்டின்னு. ஆமா ஆமா. ஆ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அவரு அரசாங்க வேலை பாக்குறாரா? தனியார் வேலை பாக்குறாரா? இல்லனா அ கடைநில ஊழியரா? இல்ல ய ஒரு நல்ல ச தனியாரா இருந்தாலும், ஒரு நல்ல பொறுப்பில இருக்கிறாரா? அ என்ன வருமானம் வாங்குறாரு? இந்த மாரி நிறைய விஷயங்கள் வந்து, அந்த ஊழியர்ங்கிறதுக்கு கீழ வருது.
ம். ம். ஓ, அளவுகோல் வச்சிருக்காங்க அதுக்கு. ம். ம். ம். ம். ம். ம். ம். ம். நீங்க அதாவது படிக்கும்போது வரைக்கும், யாருக்கும் எந்த கவலையும் இல்ல. வேலைக்குன்னு நீங்க போக ஆரம்பிச்சிட்டா அத பத்தி தெரிஞ்சுகிட்டு, அத வந்து ஒப்பிட்டு பாக்குறாங்க மத்தவங்களோட. அப்டிதானே? ம்.
ஆமா, அ ஆமா. படிக்கிறதப்போ யாரும் எதை பத்தி கேட்குறதில்ல, என்னா மிஞ்சி மிஞ்சி போனா என்ன படிச்சீங்கன்னு? கேட்பாங்க அவ்ளோதான். வேலன்னு நம்ம பாக்க ஆரம்பிச்சபோது, இந்த உத்தியோகம் புருஷலட்சணம்பாங்கல்ல. அந்த மாரி வேலைன்னு சொல்லி ஒருத்தவங்க பாக்க ஆரம்பிச்சோன்னே, அத வச்சு, அ யாராவது ஒரு சொந்தக்காரங்க வந்தா கூட, "ஓகே உன் பையன் என்ன வேல பாக்குறான்?" இல்ல நம்மளே ஒரு வெளிய போனா கூட, நம்ம என்ன கேட்குறோம்னா, நீங்க என்ன வேல பாக்குறீங்கன்னு? தான் கேட்பாங்க.
ம். ம். ம் ஆமாமா. ம். ம். ம். ம். ம். ஆமா. அரசாங்க வேலைனா, அதுல கூட பாத்தீங்கன்னா, அந்த காகாசு உத்தியோகம்னாலும், கவர்ன்மென்ட்டு உத்தியோகம்பாங்க. அந்த மாரி, <chuckles>
அதனால ஆமா. ஆமா. ஆனா அது வந்து அந்த காலத்தில வந்து ஒரு 20- 25 வருடங்களுக்கு முன்னால, இந்தியாவுல உள்ள பொருளாதார கொள்கை வரதுக்கு முன்னாடி, அ அது ரொம்ப இதா இருந்தது. ஆனா இப்பயும் இப்ப பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு யாரும் பெருசா அத ஒரு தனித்துப் பாக்கிறதில்ல. அ ஏன்னா இப்ப வந்து தனியார் துறையிலேயும் சம்பாதிக்கிறதுக்கான வழிகள் நிறைய வந்துருச்சு.
ம். ம். ம். ம். ம். ம். ம்.

ஆமா. அ இப்ப இந்தியால என்ன பண்றாங்கன்னா, அளவுக்கு அதிகமா வந்து நம்ம வா வெளிநாட்டு நிறுவனங்களோட பொருட்களை உபயோகிக்கிற ஒரு நாடா தான் இருக்கிறோமே தவிர, சுயமா வந்து ஒரு பொருள் தயாரிச்சு, அது ஃப உலகத்துக்கு அதிகமா நம்ம பேர் பெற்ற மாரி ஒண்ணும் பெருசா இல்லை.
ஆ. ஆ. ம். ம். ம், ம். ஆ. இல்லை. இந்த கார் நிறுவனம்லாம் சொல்றாங்களே, Tata கார்லாம் பாத்தீங்கன்னா இந்தியாவுலயே வந்து தயார் பண்றதுன்னு அது பாத்துருக்கீங்களா நீங்க, அதை பத்தி கேள்விப்பட்டுருக்கீங்களா?
ஆமா. தா Tata நிறுவனம், Mahindra இதெல்லாம் இருக்காங்க. ஆனா, அவுங்க வந்து இந் உலகத்தில Mahindra தான் வந்து அ வெ மேலை நாடுகள்ல அதிகமா வந்து செ அவுங்களோட கார்களை வந்து விற்பனை பண்றாங்க. Tata வந்து ஆப்பிரிக்க நாடுகள் இங்க போயிருது. இதே இது ஒரு வெ வெள்ளை நிறத்தவர் உள்ள நாடுகள்ல பாத்தீங்கன்னா, ஆஸ்ட்ரேலியால தான் Tata கா அமெரி இது, Mahindra ஓட கார்கள் நெறையா ஓடுது. அதனால இந்த அ மென்பொருள்ல வேலை பாக்குறதா இருக்கட்டும், இல்லை அ டாக்டர்ன்னு சொல்லி அந்த வேலை பாக்குறதா இருக்கட்டும், அந்த வேலைய வச்சி நெறையா மக்கள் மரியாதை குடுக்கறதால, அதை வச்சி தான் குடுக்கற மாரி இருக்
ம். ம், ம். ம். ம், ம். ம், ம். ம். ம். ஓ! சரி. ம். ம். ம், ம். ம். இப்போ ஒரு பொ பொண்ணு பாக்கணும்ன்னா கூட ஒரு பையனுக்கு, என்ன வேலைன்னு தான் கேக்குறாங்கள்ல! அப்படிதானே இருக்கு. ஆ
ஆமா, கண்டிப்பா. ஆமா. அந்த வேலை என்ன பாக்குறாங்க? ஓ! அந்த வேலைனால மக்களுக்கு பொதுவா தெரியும், "இந்த வேலைனால இவ்வளோ வருமானம் வரும். அவுங்களோட வாழ்க்கை வந்து பின்னால பிரச்சனை இல்லாம போகும்." அப்படிங்கிறதுதான் பாக்குறாங்க. அதனால தான், அந்த என்ன வேலை பாக்குறாங்கங்கிறது வருது. இதில பாதிக்கப்படுறவங்க யாருன்னா, இந்த இடைநிலையில வேலை பாக்குறவங்க, அ இல்லை கீழ்மட்டத்தில வேலை பாக்குறவங்களுக்கு வந்து வருமானம் இருக்காது.
ம். ம். ம். ம், ம். ம், ம். ஆமா. ஒரு காலத்தில ஆமா. ஒரு காலத்தில பாத்தீங்கன்னா, நீங்க வந்து வங்கி ஊழியர்ன்னு நீங்க சொன்னீங்கன்னா, உடனே பொண்ணு தருவாங்க. இப்போ வந்து வங்கி ஊழியருக்கு கூட அவ்வளோ மரியாதை இ இருக்கான்னு தெரியல. அ மென்பொருள் நிறுவனத்தில வேலை பாக்குறேன்னா, மரியாதை அதிகமா இருக்கு. அது பாத்துருக்கீங்களா, நீங்க அந்த மாரி?
ஆமா. கண்டிப்பா.